இல்ல. அதே ஊர்ல தான் இப்போ வரைக்கும் இருக்கோம். ஆனா அதுல வந்து நெறைய பிரச்சனைகள் நாங்க சந்திச்சோம்ங்க.
ம்ஹ்ம்.
இதுக்கு முன்னாடி இருந்த ஊர் வந்துட்
எது, இப்போ ஊர் வீட்டு பக்கத்தில இருக்கிறவங்களோட செட் ஆகலையா?
ஆ எல்லாமே அது ஒரு புது என்விரான்மென்ட் அத சொல்றேன் பாருங்களேன். இதுக்கு முன்னாடி நாங்க இருந்தது வந்து ஒரு கிரா ஒரு நகர புறத்தில இருந்தோங்க. அந்த நகர புறத்துல எங்களுக்கு அது வந்து ஒரு முக்கியமான ஒரு சிட்டி அது வந்து மாவட்டம். அதுல வந்து எல்லா வ வசதி வாய்ப்புகளும் இருந்ததுங்க. ஒரு பேருந்து வசதி ஆகட்டும், கடை கடைக்கு போறது, மருத்துவமனை வசதி எல்லா வசதிகளும் அங்கு இருந்ததுங்க.
சரி.
இப்போ அதுக்கப்புறம் நாங்க வந்து அந்த புது இடம் வந்து ஒரு கிராம பகுதிங்க. அதுவும் இந்த கிராம பகுதி வந்து மத்த கிராமத்தோட வித்தியாசமா இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராமத்துல வந்து எங்களுடைய சொந்தக்காரர்களுக்கு மட்டும் தான் எங்க ஊருக்குள்ள இருப்பாங்க. மத்த சொந்த மத்த ஆளுங்க வந்து உள்ளேயே வர முடியாது.
ஆனா, இந்த புது இடத்தில எப்டி? எப்டி எந்த மாரி சொல்றீங்க? ஓ! சரி.
எங்க கிராமத்த சுத்தி ஒரு 3 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு, அத மெயின் ரோட் சொல்லுவாங்க இல்லீங்களா?
ஆமா.
அந்த ரோடே கிடையாது. ஃபுல்லா காடு தான் எங்க கிராமத்த சுத்தி 3 கிலோமீட்டர்க்கு.
ஓ! சரி.
எங்க கிராமத்துல கடை வசதி கிடையாது. எங்க கிராமத்துக்கு போக்குவரத்து அதாவது பேருந்து வசதி கிடையாது. சரியான ரோடு வசதி கிடையாதுங்க. ஒரு மண்தடம்
இது உங்களுக்கு பெரிய அ ஒரு கை உடைஞ்ச மாரி தான் இருக்கும். இல்லையா? மனநிலை.
கண்டிப்பாங்க, அது ரொம்பவுமே கஷ்டமா இருந்துச்சுங்க. அதுவும் ஆரம்பத்தில வந்துட் எங்க அம்மா
அ பள்ளிக்கு போய் வரதெல்லாம் எப்படி? கிராமத்துக்குள்ளேயே இருந்ததா? பள்ளி வெளியே போய் பண்ணிட்டு வர மாரி இருந்ததா? பள்ளிக்கு போயிட்டு வர்றது.
கிராமத்துக்குள்ள எந்த வசதியுமே இல்லங்க. கிராமத்தில இருந்து காலையில நாங்க ப பள்ளிக்கு போகணும் அப்படின்னா, 3 கிலோமீட்டர் நடந்து வந்து பேருந்து ஏறி அங்க இருந்து ஒரு முக்கா கி 3/4 மணி நேரம் போனா தான் எனக்கு பள்ளிக்கூடங்க.
சரி.
இது ரொம் எனக்கு இது ரொம்பவுமே ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு பக்கமும் எனக்கு ஆல்ரெடி நான் வந்து ஒரு மன உளைச்சல்ல இருக்கேன். <chuckles> பத்தாததுக்கு
ஆமா. அதில இது அடி மேலே அடி விழுந்த மாரி ஆயிடுச்சோ?
ஆமா ஆமாங்க. பத்தாததுக்கு அ எனக்கு பள்ளிக்கூடம் போயிட்டு வரதே ரொம்ப சலுப்பாயிடுச்சுங்க. <tsk> காலையில 3 கிலோமீட்டர் நடந்து வந்து பேருந்தில 3/4 மணி நேரம் போயிட்டு அங்க போய் இருக்கும் போது எனக்கு தூக்கம் வந்துரும் காலையிலயே. <tsk> அதுவே ஒரு டயர்ட் ஆயிடும். இல்லீங்களா?
ஆமா.
அதுவும் 10ஆம் வகுப்புங்கிறப்போ அந்த ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் வைப்பாங்க. எங்களுக்கு வந்து அங்கே 7:00 மணிக்கு ஸ் கிளாஸ் ஆரம்பிக்குங்க. 7:00 மணிக்கு ஆரம்பிக்கணும்னா, எனக்கு பேருந்து டிராவல் 3/4 மணி நேரம். நான் நடந்து வர்றக்கு குறைஞ்சது ஒரு அர 1/2 மணி நேரம் ஆயிடும். 3, 3 கிலோமீட்டர் நடக்கறக்கு.
சரி. <chuckles> ஆனா அந்த நேரத்தில உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். உடல் ரீதியாவும் ரொம்ப டயர்டா இருப்பீங்களே.

கண்டிப்பா, க அவருடைய இப்ப எண்ணத்த என்னா அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்கும்போது, அவருக்கு என்னா கருத்துன்னா? ஆ அதே பள்ளிக்கூடத்துல தொடர்ந்து இன்னொரு வருஷம் படிக்கிறேன்னா, "நான் படிப்பு மேல கவனம் செலுத்தாம, அந்தப் பெண் மேல கவனத்த அதிகமா காட்டிருவேன்!" அப்படிங்கிற எண்ணத்துல, "அந்தப் பள்ளிக்கூடம் வேண்டாம், அந்த ஊரே வேண்டாம்" அப்படி சொல்லிட்டு ஊர் மாத்தி கூட்டிட்டு வந்த்ட்டாங்க.
சரி. இது இந்த பெண் வீட்டார் எடத்துல எதுவும் பிரச்சனைகள் எதுவும் இருந்தா? பெண் வீட்டாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச்சா? தெரியாமயே வந்தீங் வீட்டை காலி பண்ணீ வந்துட்டீங்களா?
அ பெண் வீட்டாருக்கு இந்தப் பிரச்சனை தெரிஞ்சதுங்க. அந்த அவுங்க அவுங்க வீட்லயும் ரொம்ப கண்டிப்பா வளர்க்குரவங்க தான். அப்புறம் நான் சொல்லிட்டேன் "அவுங்க மேல எல்லாம் ஒண்ணும் தவ எந்த தப்பும் இல்ல, நான் தான் எல்லாத்தையும் ஆரம்பிச்சேன். நான் நான் தான் அவுங்கள வந்து இன்னும் டார்ச் டார்ச்சர் பண்ணீட்டுருக்கேன்" அப்படிங்கிற மாரில்லாம் சொல்லிட்டேங்க. அதனால, அந்தப் பெண் வீட்ல அவுங்களுக்கு பெருசா அ எந்தப் பிரச்சனையும் இல்ல. ம், எனக்கு வந்து, இந்த ஊர விட்டு வந்ததுல, ஒரே ஒரு சாடிஸ்பாக்சன் என்னான்னா? என்னால அந்தப் பொண்ணுக்கு எந்தப் பாதிப்பும் கெடையாது.
ஓஹோ. ம். சரி. பாதிப்பு வரல. ம்ஹ்ம்.
ஆ, அவுங்க இப்ப நிம்மதியாதான் இருக்காங்க. அந்த அந்த ஒரு சாடிஸ்பாக்சன் தான் எனக்கு வந்து எ ஒரு ஆறுதலா இருந்துச்சுங்க.
அது சரிதான். பட் ஆனா அவுங்கள அதுக்கப்புறம் பாக்க நீங்க எதுவும் முயற்சிக்கலையா?
அவுங்கள பாக்கிறதுக்கான முயற்சிகள் க எனக்குக் கெடைக்கவே இல்லைங்க. அதுக்கப்புறம் நானு ஆனா ரொம்ப ட்ரை பண்ணேங்க. எனக்கு வந்து நானு அந்தப் 11ஆம் வகுப்பு படிக்கும்போது இந்த ஆன்லைன் கல்வி கொரோனா இருந்த டைம் வந்துருச்சுங்க.
ம். ஆமா.
ஆன்லைன் ஆன்லைன் கல்வி வந்தப்போ, எப் நான் என்னுடைய நண்பர்கள எப்படியாச்சும் கான்டாக்ட் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணி, கடைசியா அந்தப் பள்ளியில படிக்கிற ஒரு பையனுடைய, இன்ஸ்டாக்ராம்ல அவுங்களுடைய ப ப்ரொஃபைல் வந்து எனக்குக் கெடச்சுதுங்க. அவருட்ட கேட்டு எப்படியாச்சும் அவுங்களை பு
பள்ளியில படிக்கும் போதே, இன்ஸ்டாக்ராம் வச்சிருந்தாரா அவரு?
ஆமாம், 11ஆம் வகுப்பு படிக்கும்போது இன்ஸ்டாக்ராம்ல இருந்தார் அவரு. இப்போ அது ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடிதாங்க. ஆ, அப்போ வந்துட்டு, அவருட்ட வந்து நான் அப்படியே க காண்டாக்ட் பண்ணி அவருட்ட இப்டி இப்டீ கேட்டேன். "எனக்கு வந்து அவங்கள்ட்ட பேசணும்ன்னு இருக்கு. அவங்களுடைய நம்பர் இல்ல. அவுங்க இன்ஸ்ட்டால, ஏதாவது இருப்பாங்களா?" அப்படி சொல்லிக் கேட்ட கேட்கலான்னு கேட்டா, அவரு சொல்லிட்டாரு, அப்படி, "அவுங்க வந்து அந்தப் பள்ளியிலயே இப்போ இல்ல. அவுங்க அந்தப் பள்ளிய விட்டு வேற பள்ளிக்கூடத்துக்கு" ஆமா. ஆமாங்க. அ "10வதுல அவுங்களுக்கு மார்க் கம்மியா ஆயிடுச்சாம்மா! அதனால அவுங்க வேற பள்ளிக்கூடத்துக்கு மாற்றி மாத்திட்டாங்க. அவுங்க கூட இப்ப இப்ப யாருமே கான்டாக்ட்ல இல்லை" அப்படி சொல்லி சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்பவே ஏமாற்றமா போச்சு. ஆனாலும், அந்த ஆரம்பத்துல ஊர விட்டு வந்த அனுபவம் வந்து, கண்டிப்பா ஒரு மறக்க முடியாத அனுபவம். ஆரம்பத்துல ரொம்ப சோகமா இருந்தது. இதைய தாண்டி நாங்க
<laughs> சரி, ஆ. சரி. ஓ! ஆ, அந்தப் பெண்ணும், அந்தப் பள்ளிக்கு வரல அப்ப. ம். வேற இன்னும் அதே ஊர்ல தான் இருக்கிறீங்களா? அந்த பு மாரி அந்த ஊர்ல தான் இருக்குறீங்களா? அங்க இருந்து அதுக்கப்புறம் மாறிட்டீங்களா?